<chuckles> கண்டிப்பா, அ நீங்க கேட்டோனே தான் எனக்கு ஒரு நினைவுக்கே வந்தது. இப்போ சின்ன வயசுலலாம் பாத்தீங்கன்னா, திருப்பதிக்கு கூட்டிட்டு போவாங்க வீட்ல, அந்த கோயிலுக்கு. அப்போ வந்து அங்க தான் எனக்கு முதல் முதல்ல இந்த மொழி தெரியாத பிரச்சனைங்கறது, நான் அங்க தான் சந்திச்சிருக்கேனே! அ என்னென்னா, அங்கே சில நேரங்கள்ல ஏதாவது சொல்லுவாங்க. அது நமக்கு புரியாது, சிரிப்பா இருக்கும். <chuckles> அப்புறம் வந்து, ஏதோ ஒண்ணு, அ ஏதோ ஒரு வார்த்த அது எனக்கு சரியா நினைவில இல்ல. அது அவுங்க மொழியில வேற அர்த்தம். என் தம்பி அத வேற விதமா புரிஞ்சுகிட்டு, அவன் கையில இருக்க ஒரு வாழைப்பழத்த போயி அவுங்களுக்கு குடுத்துட்டான். ஆமா. அவுங்க வந்து, அது அவுங்களுக்கு புரியல. இவன் எதுக்கு குடுக்கிறான்னே, நாங்க கேட்டா இல்ல அவர் தான் கேட்டுட்டே இருந்தாரு. அதான் குடுத்துட்டோன்ற மாதிரி சொன்னான். இது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி
ஆ. <chuckles> ஆமா. சரி. ம். அய்யயோ! <chuckles> ஆ, ம். அவுங்க அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க?
அவுங்களுக்கு புரியவே இல்ல. ஏதோ சின்ன பையன் தான் அவன் அப்போ. "இத எதுக்கு நமக்கு வந்து குடுக்கிறான்?" அப்டி சொல்லி வந்து திருப்பி எங்க கிட்டயே கையில குடுத்துட்டு போய்ட்டாங்க. ஆனா, அவுங்க வந்து எங்கள வழி விடுங்களோ, இல்ல ஏதோ சொல்லி திட்டிருக்காங்களோ என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இவன் ஏதோ அவுங்க யாசகம் கேக்கிற மாரி கையில இருந்த ஒரு வாழைப்பழத்த போய் குடுத்துட்டு வந்த்ட்டான்.
ஆ சரி சரி. ஓ சரி சரி. <laughs> ஆ அதுவே இப்ப சிரிப்பா இருக்கு. நான் அது அந்த தருணத்த நெனைச்சு பாத்தாலே!
ஆமா. அது எனக்கு அங்க வந்து கொஞ்சம் மிரட்சியாவே இருக்கும். ஏன்னா, அதிக சத்தத்தோட பேசுவாங்க. எங்க வீட்ல எல்லாருமே ரொம்ப சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. அம்மா தான் கோவம் வந்தா, கத்துவாங்க. அவ்வளோதான். <chuckles> மத்த நேரம்லாம் கொஞ்சம் அமைதியா தான், ஆனா அங்கப் இந்த திருப்பதி போனாலே, அந்த ஊர் மக்கள் அப்டியே ஊருகாய வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பாத்து எல்லாரும் அ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தா, அவுங்கலாம் ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா, அவுங்கள பாக்கும்போதே ஒரு மிரட்ச்சியா இருக்கும்.
ம். ஆ. <chuckles> ஆ, ஆமாங்க ஃபேஸும் அந்த முகமும் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் அவுங்களுக்கு. கொஞ்சம், என்னது, ரஃப் அண்ட் டஃப்பா இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. <chuckles>
அம்மா அதிகார ஆ. <chuckles> அதிகார தோரணையில தான் பேசுவாங்களா, எனக்கு அது வந்து சின்ன வயசுல ரொம்ப மிரட்சி ஏற்படுத்தியிருக்கு. அ அங்க போனாலே, அப்பா அம்மாவ நான் அவுங்க விட்டாலும் நான் விட மாட்டேன் அவுங்க கைய நல்லா புடிச்சுக்குவேன். <chuckles>
ஆ, ம். <laughs> ம். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு இது நடந்திருக்கா? சம்பவம் நடந்திருக்கா?
ஆ அது